ஓ! ஒகேங்க. ஐ என்ன நான் சொல்ல வர்றேன்னா மதிப்பெண் அப்டிங்கறக்கு பின்னாடி இப்ப வந்து நிறைய விஷயங்கள் ஓடராங்க இல்லைங்களா, ஏன்னா 10த்ல ஒரு மதிப்பெண் இருந்தா தான் அடுத்து ஒரு க ஒரு ஸ்கூல்ல ஃப்ரீ சீட் கிடைக்கும். 12த்ல இருந்தா தான் மெரிட் கிடைக்கும். அப்டின்ற மாரி ஒரு வாழ்க்கையில நானுமே அப்டி ஓடுனவன் தான். இருந்தாலும், நின்னு கொஞ்சம் புரிஞ்சு ஏன்னா என் காலேஜ்லயும் இப்படி தான் ஓடுனோம். இப்ப கடைசீல ஃபைனல் இயர்ல வெளியே வரும்போது எனக்கு வந்து காலேஜோட செமஸ்டர் எக்ஸாம் புரு முடிச்சா போதும். எனக்கு வந்து ஒரு சி.ஜி.பி.ஏ இருந்தா போதும்ங்கறக்காக.
ஆமா. சரி. ம். இன்னொரு விஷயம் நான் உங்கள்ட்ட சொல்லணும். மெட்ரிகுலேஷன் அப்டிங்கிற ஒரு சிஸ்டமே இப்ப இல்ல, எங்கயுமே. தமிழ்நாட்ல மெட்ரிகுலேஷன் அப்டின்னு பள்ளியோட பேருல வேணா சில இடங்கள்ல இருக்கலாம். ஆ மெட்ரிகுலேஷன் பள்ளி அப்டிங்கிறது தவறு. ஏன்னா தனியார் பள்ளி அவ்ளோதான் அதுல. அது வந்து அரசு பாடத்திட்டத்தின் கீழ நடக்கக்கூடிய ஒரு ஆங்கில பள்ளின்னு கூட அப்டி சொல்லலாம். ஏன்னா மெட்ரிகுலேஷன்னு சில ஆண்டுகளுக்கு முன்னாடிய வச்சிருந்தாங்க. அப்போ வந்து நம்ம இன்னைக்கு ஒரு மா நம்ம வந்து இங்க வந்து ஒரு 5 பாடங்கள் அல்லது 6 பாடங்கள் இருக்கில்லையா 10ஆம் வகுப்புல. அதுதான் வந்து அப்ப மேட்ரிகுலேஷன் இருக்கப்போ 11 பாடமோ, 12 பாடமோ வச்சிருப்பாங்க. ஆ. நீங்க படிச்சிருக்கப்போ இருக்கா இருந்திருக்குமா என்னனு எனக்கு தெரில. ஆ அப்போ வந்து அதுதான் வந்து மெட்ரிகுலேஷன் அத வந்து தமிழ்நாடு அரசாங்கம் சில ஆ ஒரு ஒரு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த சில மெட்ரிகுலேஷன்ங்கற ஒரு சிஸ்டத்த எடுத்துட்டாங்க. அதுக்கு பதிலா ஆங்கிலம் அது இங்கே நம்ம தமிழ்ல படிக்கக்கூடிய அதே பாடத்திட்டம். சமச்சீர் பாடத்திட்டத்த ஆங்கிலத்தில கொடுப்பாங்க. அவ்ளதான். வேற ஒண்ணும்
ம். ம். ம். ம். மெட்ரிகுலேஷன் இருக்கும்போதுமே இப்படிதாங்க இருந்துச்சு. சமச்சீர் பள்ளி நீங்க சொல்ற மாரி தான் தமிழ்ல நான் வந்து மெட்ரிகுலேஷன்னா, ஸ்கூல் பேரு தான் நானும் சொல்றேன். சி.பி.எஸ்.இ, ஐ.சி.எஸ்.இ
மெட்ரிக் இன்னைக்கு இன் ஆ மெட் இன்னி அந்த மேட்ரிகுலேஷன் ஸ்கூல்ங்கறதே கிடையாது. அதாது அரசிதழ் படி, ஒரு பதிவுப்படி எதுலயுமே கிடையாது. அது வந்து அந்த பள்ளி வந்து எங்கேயாவது ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அவுங்க தனிப்பட்ட முறையில அத சொல்லக்கூடாதுனு சொல்லி ஒரு உத்தரவு போட்டாங்க. மெட்ரிகுலேஷன் பள்ளினு அதையும் மீறி சில பேர் அப்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. <tsk> அது ஒரு தவறான புரிதல்ங்கறத நான் சொல்ல வர்றேன் வேற ஒண்ணும் இல்ல. ஆ.
தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ச வந்து அவங்க படிக்கிறாங்க. ஒகேங்களா? ஆ, அதுதான். இப்ப நான் வந்து என் காலேஜ் அப்பில்ல சொல்றேன். இப்ப நான் வந்துட்டு நான் வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ் எடுத்து படிச்சேன். பட் மார்க் மட்டுமே அங்க வந்து எங்க காலேஜில பேஸிஸா வச்சு நிறைய இன்டர்வியூ கம்பெனிஸ் வந்துட்டிருந்தாங்க. ஸோ சி.ஜி.பி.எ 8க்கு மேல இருந்தா நான் வந்து ஒரு 40 இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண முடியும். 7க்கு கீழே இருக்கிறப்போ அது வந்து குறையும் ஒரு சில கம்பெனிகள் சி.ஜி.பி.எஸ் பேஸ் பண்ணி மட்டுமே ஃபர்ஸ்ட்டு ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. இன் கேம்பஸ்ல.
அவ்ளோதான் அவ்ளோதான். ம்ஹ்ம். ஓ! சரி. அது என்ன சி.ஜி.பி.எஸ்னா எனக்கு புரியறமாரி எனக்கு சொல்றீங்களா. எனக்கு தெரில அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
இல்ல நீங்க அந்த கிரேடு கிரேட் பாயிண்ட்ஸ்னு சொல்வாங்கல்ல. 10க்கு இவ்வளோ 80% அங்க வந்து சி.ஜி.பி. எ னு சொல்லி 1 டூ 10க்குள்ள வெச்சுப்பாங்க.
ஆமா, ஆமா, ஆமா. சரி, சரி, சரி. ம்ஹ்ஹ்ம்.
சோ இன்டர்வியூ வர்ற கம்பெனிஸ் வந்து அவங்களோட பர்ஸ்ட்டு ரெக் ப்ரீ ரிக்வைர்மென்ட் கொடுக்கும் போதே 8க்கு மேல வெச்சிருக்கிறவங்க.
இப்ப அந்த கிரேட் பாயிண்ட்டு. அத தான் அந்த மாரி ஷார்ட்டா சொல்றீங்க இல்லையா?